சரி-சரி சரிங்க. சரி. அதான், ஒரு வேள அவங்களோட வயல்ல கெடைக்கிற உணவு பொருள் அப்படிங்கிறதுனால, அத வந்து சமைச்சு பழகுனாங்களா அவங்க க இதில? ஆ ஆனா ஒரு சிலர் அந்த தை பொங்கலுக்கு மட்டும் செய்வாங்கங்க, இப்போ எங்க வீட்ல கூட, என்னோட மாமியார் த செய்வாங்க. ஆனா அவங்களும் வந்து விவசாய பூமிதானே! க்கு இந்த கிழங்கு காய்கறிகள்லாம் போட மாட்டாங்க ஆனா, அந்த ஊருக்குள்ளயே, வேற என்னென்னா வெளச்சிருக்காங்க இந்த மக்காச்சோளம்ல்லாம் வெளைப்பாங்க சில சமயத்தில. அதெல்லாம் வந்து, அந்த சூரிய பொங்கல்னு சொல்லிட்டு, சூரியனுக்கு படைப்பாங்க. அவங்க அவங்க வயக்காட்டில அந்த ஊருல என்னெல்லாம் கெடைக்குதோ, அதெல்லாம் வந்து அந்த சூரிய கடவுளுக்கு வந்து படைப்பாங்க. படைச்சுதான் பாத்தேன். பட் அத சமைக்கிறது வந்து இப்போ நீங்க சொல்லும்பொழுது தான், எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு சொல்லுங்க.
ம்ஹ்ம். கண்டிப் ம், ம். ஓஹோ! ஓஹோ! ம், ம். ஆமாங்க. சமைக்கிறத மட்டும் இல்லன் யா அது மட்டும் இல்லாமங்க. அந்த கொழம்பு அதான் அந்த கொழம்பில வந்து பாத்தீங்கன்னா, கருவாடு போட்டு வைப்பாங்க, இதில இன்னொன்னு என்னா அப்படின்னா, அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கல் அப்போ பொங்கல் வைப்பாங்க, அதாவது மாட்டு பொங்கல் அப்போ, நம்ம அம்மா வீட்லருந்து சீர் வரும். அம்மா வீட்டிலேருந்து பச்சரிசி, அ பழங்கள் நெறைஞ்சு மா பழங்கள் ஒரு தட்டு, பச்சரிசி, வெல்லம், அ ஊதுபத்தி, கல்புரம்ன்னு, ஒரு ஒரு தட்டு நமக்கு சீர் வரும் இல்லைங்களா, நம்ம டிரெஸ் சீர் வரும். அதே மாரி அவுங்களுக்கும் வரும், அந்த மாரி சீரு. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னா அப்படினா, அதாவது அவுங்க வாக்கப்பட்டு வந்த, இந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பழக்கம் என்னா அப்படினா, வயல்ல வெளைஞ்ச அரிசியில தான் அவுங்க பொங்கலே வெப்பா 1 வருஷம் கூடங்க இந்த கடையில வாங்கின அரிசில அவுங்க பொங்க வச்சு நான் பாத்ததே கெடை
சரிங்க. கண் கண்டிப்பாங்க, ஆமா. ஓ! சரி சரி சரிங்க.
ஆமா. அதுவுமே இந்த வயல்ல வெளைஞ்ச அரிசி வந்து பாத்தீங்கனா, குருண அரிசினு தனியா எடுத்து வைச்சு அது அரைக்கும்போது, சில அரிசில்லாம் பொடி பொடியா போய்டும் பாருங்களேன். அந்த அரிசி பெரும்பாலும் நம்ம டிஃபனுக்கு குடுக்கலாங்க, நல்லா இருக்கும் அத் அந்த மாரி அரிசி வந்து அவங்க என்னா பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அரிசி எடுத்து பொங்கலுக்குன்னே தனியா எடுத்து வச்சுருவாங்க. அத வேற எந்த ஒரு காரியத்துக்காவும் எடுக்கவே மாட்டாங்க வெளில பாத்தீங்கன்னா. ஆமா ம்.
ம். ஆமாங்க. சரி சரி சரி. அதான் புது அரிசின்னு சொல்லுவாங்க பாருங்க சிலரு, புது அரிசின்னு எடுத்து வச்சுருவாங்க. ஓஹோ! சரிங்க.
ஆமாங்க. அந்த புது அரிசில தான் அவுங்க பொங்கலே வைப்பாங்க அவுங் அத மாற்றா, என்னைக்காவது 1 நாள் தெரியாம நானு அது என்னமோ தெரியலைங்க. 1 நாள் என்ன பண்ணேன் நானு! கடை அரிசி, அதாவது கடையில வாங்கின பச்சரிசி இந்த மாரி நமக்கு சீரா வருது இல்லைங்களா. அந்த அரிசிய போட்டு என்னா பண்ணிட்டேன் நானு பொங்கல் வச்சுட்டேன்ங்க. அது என்னமோ தெரியல. அன்னைக்கு அந்த பொங்கல் தீஞ்ஞு போய்டு
ம். ஆமாங்க. ஆமா. சரி. அச்சச்சோ! ஒ, ஒ, ஒ!
ஆ, அப்புறம் மறுபடியும் எங்க மாமியார் திட்னாங்க. "நீ எந்த அரிசியில வச்ச?" அப்படின்னு சொன்னாங்க, அப்ப திட்னாங்க. "நம்மளுடைய பரம்பரையில வந்து வருஷ வருஷம் நம்ம காட்ல வெளையிற அரிசி தான் பொங்கலே வெப்போம். நீ அந்த மாதிரி தான் நீ வைக்கணும், நீ வந்து கத்துக்கணும் இதெல்லாம்" அப்டின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் நமக்கு ஏங்க வம்பு, ஏன் அந்த க நம்ம அந்த அ வரலாறுல்லாம் நோண்டிட்டேன்னு சொல்லிட்டு, அவுங்க தர அரிசில கரெக்ட்டா அளந்தே குடுத்துடுவாங்க அரிசி எனக்கு. 1 படி 1- 1/2 படின்னு அரிசி அளந்தே குடுத்துருவாங்க. அதுலதான் நாங்க பொங்கலே வெப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா, மஞ்சள் நாங்க போடுவோங்க காட்டில, மஞ்சள் கிழங்கு நல்லா செழிப்பா வளந்திருக்கும்ங்க. பச்சை பசேல்னு இருக்கும். அந்த கெழங்கு என்னா பண்ணுவாங்கனா? வெட்டி அழகா அந்த சமய அந்த சாமிக்கு வந்து படைப்பாங்க. அந்த பொங்கல் மாட்டு பொங்கலப்போ படைப்
ம், ம். சரி. ச சரிங்க, சரிங்க. சரி, ச சரிங்க.